ஆ அதுக்கு இன்னொரு வழிமுறையும் கொண்டு வந்துட்டீங்க. 1 பத்தாது. இதை முற்றிலுமா நம்ம நீக்குறோம் அப்டின்கிற ஒரு அடுத்த உத்வேகத்துக்கு போய்ட்டீங்க அந்த இடத்தில. ம்.
ஆமா. அதனால நான் ஜிம்முக்கு போறதும், அதுவும் கூட சேர்ந்து வந்து பாடல்கள் கேட்கிறதும், ஜிம்மில இருக்கும்போது பெரிய அதுக்குன்னே ஹெட்ஃபோன் வாங்கி, பாடல்கள் நல்ல ஒரு பாடல் ஆரோக்கியமான பாடல்கள் கேட்கிறது, கேட்டுட்டு அப்படியே வந்து இந்த இதை வந்து அப்டியே தூ வீட்டுக்கு வந்தோன்னே, அது நம்ம குளிச்சிட்டு தூங்குறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மட்டும் தான் பார்ப்பேன். எதாவது நமக்குன்னு வந்திருக்கா? நம்மளோட அந்த பக்கத்தில வந்து நம்ம முகநூல் பக்கத்தில ஏதாவது வந்திருக்கா? விசேஷம் விஷயம் நம்ம நெருங்கிய நண்பர்கள் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்பேன்.
ம். பரவால. ம். ஆமா, உண்மதான். முக்கியமான ஏதாவது விஷயம் இருக்கா? அதை மட்டும் ஒரு 10 நிமிடங்கள் பார்க்கிறது இல்லைங்களா?
ஆமா ஆமா. அது போக ஓ ஆ இன்னொரு முக்கியமா என்ன பண்ணேன்னா, அதை அந்த டீடாக்ஸ் பண்ணணுங்கிற மாரி நம்மளோட அந்த குப்பைகள அகற்ற மாரி நெறைய பேரு நம்மள மிந்தில்லாம் எப்டிலாம் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி சேர்த்த நண்பர்கள்லாம் அதில இருப்பாங்க. அவுங்களோட நம்மளோட தொடர்பே இருந்திருக்காது. அந்த பிரெண்ட் ரிக்வெஸ்ட் போட்டதோட சரி. நம்ம போட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க.
சரிங்க. ஆமா ஆமா. ஆனா அவர்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ம். ஆமாங்க. ம்.
அவுங்களல்லாம் முதல்ல நான் வந்து இந்த அன் பிரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெண்ட்ன்னா நம்மளோட நண்பர்கள்ங்கிற அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து விட்றது.
சரி, சரி. ம்.
அதுல இருந்து எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன். ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா தேடி தேடி.
ஆ புரியுது. இது ஒரு நல்ல முறை.
இதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த நண்பர்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சதுனால, எனக்கு வரக்கூடிய பீடும் குறைய ஆரம்பிச்சது.
சரியா சொன்னீங்க. ஏன்னா அது நெறைய பேர் இருக்றப்போ அவுங்க இத போட்டாங்க. இத அவுங்க போட்டாங்க அப்டின்னு பல்வேறு விதமான குப்பைகள் வந்து அந்த ஆங்கிலத்தில இன்பர்மேஷன் டம்பிங்ன்னு சொல்வாங்க. அது வந்து சேரும். நீங்க அந்த சோர்ஸ்க்கு போய்ட்டீங்க அத கட் பண்றேன்டா அப்டின்னு கெளம்பிட்டீங்க. இல்லைங்களா.
ஆமா ஆமா. அப்டி குறைக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு அது குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து உறவினர்கள் யாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நான் அதில அடுத்துக்கடுத்து குறுஞ்செய்தி அனுப்புறேன்னா, நேரா அவுங்களோட Whatsapp நம்பர்ல போய் அனுப்பிச்சிருவேன். சமூக வலைதளம் மூலம் அனுப்புறத குறைச்சிட்டேன்.
ம். புரியுது. புரியுது. அதுக்கான என்னென்ன முயற்சிகள் முடியுமோ போறீங்க.
அந்த குறுஞ்செய்தி அனுப்புறதே அதில மெசெஞ்சர்னு இருக்கும்ல, அத நான் அனுப்புறது உபயோகிக்கிறது குறைச்சேன் என்னென்னன்னா அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி குறைச்சி என்னென்னன்னா அடுத்த ஒரு 6 மாசத்தில மொத்தமாவே அதை உபயோகிக்கிறத நிப்பாட்டிட்டேன்.
ம்.

சரி, சரி. ம்.
அதாவது மத்தவங்க போடுற போஸ்ட்டு, அங்க இருக்கிற என்னோட தூரத்து நண்பர்களோட இது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நமக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது. அப்பிடிங்கிற பட்சம் எனக்கு நான் மனதளவுல வந்து யோசிப்பேன். ஒரு வேள நம்ம இந்தமாரி பண்ணலயோ! இப்பிடி இல்லாம போயிட்டோமோ! அப்பிடின்னு சொல்லி, ஆனா அதில வந்து ஒரு சல்லி காசுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது. <laughs> ஆனா
ம். <laughs> அது வந்து இல்ல. அது தான் உண்மை. ஆனா, அத முதல் முறை நாம பாக்க ஆரம்பிச்சப்ப, நமக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம். ஒரு வேள நாம எதுவும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ! அப்பிடின்னு ஒரு சின்ன உறுத்தல் வந்தது அந்த இதுல. இல்லீங்ளா?
ஆமா. நமக்கு ஏதோ இல்லயோ! அப்பிடி நமக்கு ஏதோ வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம பிரபலமா நம்ம ஒரு முக்கியமான நபரா இல்லங்கிறமாரி, ஒரு தவறான எண்ணத்த வந்து நம்ம ஏற்படுத்துச்சு.
சரியா சொன்னீங்க. அத உ இல்ல அத உருவாக்கணுங்கிறது தான் அந்த செயலியோட ந நோக்கமே. அத அவுங்க ஒரு கட்டத்தில அடையவும் செஞ்சாங்கன்னு சொன்னா, மிகையாகாது. அந்த
ஆமா. அதனால என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இது இப்ப பொதுவா ஆண்கள் என்ன ஆண்கள் வந்து அந்நேரத்தில எதுக்கு அதிகமா சேர்ந்தாங்கன்னா? பெண் நண்பர்கள் நெறையா அவுங்களுக்கு வரணும். நெறைய பேர்ட்ட பேசணும், பழகணும். அப்பிடிங்கிற எண்ணம். அதனால வந்து நம்ம வந்து என்னென்னா, அதிகமான பெண் நண்பர்கள போய் ஓ வந்து கனெக்ஷன் இருக்கு இந்த இது குடுப்பாங்க. ரிக்கொஸ்ட்டுன்னு சொல்லி, ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட்டு.
பேசுவதற்கு உதவிகரமா இருக்குன்னு, ம். சரி. ஆமா, ஆமா. ஞாபகம் இருக்கு எனக்கு. ம்.
ஆ நண்பர்களுக்கு நான் நண்பர்களா ஆக்கிங்கன்னு சொல்லி அவுங்கள, ஆ கேக்கிறது இந்த மாரி விஷயங்கள் நெற
ஆ, அதாவது அதில என்னான்னா, தெரிந்தவங்கன்னு இல்ல. யாரு யாரோ வருதோ! எல்லா பெண் நேம்ல யார் இருந்தாலும், அதுக்கு வந்து எல்லாரும் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கட்டத்தில, அந்த இதில.
ஆமா, ஆமா. அது அந்த வயது அப்பிடித்தான். அது வந்து ஒண்ணும் கொற சொல்ல முடியாது. இப்ப எப்பிடி நம்ம வந்து இப்ப நான் ஊர்ல இருக்கிறேன்னா, ஊர்ல வந்து, என்னோட அந்த வயசில வந்து புதிதா வந்து வேற ஊர்லருந்து ஒருத்தவங்க வந்தா கூட, அவுங்கள பதோன்னே, நம்ம என்ன செய்வோம்? பெண் பெண்கள் வந்து அந்த வயதில உள்ளவங்கங்கும்போது, நம்மளுக்கு அவுங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். இது சாதாரண விஷயம் தான். அது வந்து ஒரு இணையதளத்தில வந்து கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சரி அது போக நெறைய பேரு அவுங்கள புகைப்படங்கள் பாப்பாங்க. இத செய்வாங்க. அத செய்வாங்க.
ஆமா. ஆமா. உண்ம தான், உண்ம. ஆமாங்க.
அப்பிடின்னு சொல்லி அது ஒரு ஆர்வத்த உண்டாக்குறமாரி இருந்தது. ஆனா, ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு கல்யாணம் ஆயி ஒரு நா 3.5 வருடங்கள், ஒரு 35 வயதுக்கு மேல ஆச்சுனா, எனக்கு என்ன ஆச்சுனா, அது நான் அ அதுல எந்த ஒரு விஷயமே இல்லாதமாரி நான் உணர்ந்தேன். இது நேரம் தான் செலவழிக்கிறோம். தினந்தோறும் வந்து பாக்கிறோம். ஆ அதில வந்து, அவுங்க அத செஞ்சாங்க, இவுங்க இத செஞ்சாங்கன்னு சொல்லி அடுத்தவங்கள பத்தியே பாத்துட்ருக்கோமே, ஒரு 2 மணி நேரம் தினந்தோறும் வீணடிக்கிறோமே! அந்த 2 மணி நேரத்ல வேற ஏதாவது விஷயத்த கத்துக்கிட்டோன்னா, எங்க எந்த எவ் எவ்ளோ நல்லாயிருக்குங்கிறமாரி ஒரு எண்ணம் மாறிச்சு.
ம். சரி. இல்ல, அதுவும் ஒரு வர்த்தகத்துக்கு ஒரு அடிப்படை தான். ம். உண்ம தான்.

சரியா சொன்னீங்க. ஏன்னா அதுவும் வர்த்தகத்துக்கு தான். ஏன்னா அதுல நீங்க தொடர்ந்து செலவிடுறப்ப அதுல காட்டப்படும் அந்த விளம்பரங்கள், விளம்பரங்கள பார்த்து அத சப்கான்ஷியஸ்ல உள்ள போய் நாம அறியாமயே நாம அந்த பிராண்டு பொருட்கள தேர்வு செய்றோம்ங்கிறது தான் உண்மை. அதனால நீங்க க சரியா தான் யோசித்துருக்கீங்க, அந்த இதுல.
ஆமா. எனக்கு அப்படி எண்ணம் வரும்போது என்னாச்சுன்னா, "சரி நம்ம இனிமேல் இதோட உபயோகத்தை கொறைக்கணும்." அப்படீன்னு சொல்லிட்டு அ அந்த ஒரு 2 மணி நேரம் பார்க்குறத வந்து ஒரு 1 மணி நேரமாக்கி உபயோகிக்க ஆரம்பிச்சேன், அடுத்த ஒரு 1 வருடத்துக்கு.
சரி. அது உங்களுக்கு கடினமாக இல்லையா? ஏன்னா 2 மணி நேரம்' அப்படீங்கிறது ஒரு பெரிய நேரம்.அதுல உட்கார்ந்து நீங்க அதை பார்த்துக்கிட்ருக்கும் போது, திடீர்னு அதை நிறுத்தணும்ன்னு உங்கள் மனதுக்கு அது ஏற்புடையதா இருந்ததா? எந்த அளவுக்கு அத நீங்க செயல்படுத்த முடிந்தது?
இல்ல, நா வந்து தொடக்கத்தில வந்து அதுக்காக யூடியூபில போய் வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது, எப்படி இந்த அ சமூக ஊடகங்கள் உபயோகிக்கிறது? அளவுக்கு அதிகமா உபயோகிக்கிறத எப்படி கொறைக்கிறது? அந்த பழக்கத்தை எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுன்னு சொல்லி பார்த்தேன்.
பரவால்ல, பரவால்ல. அத பத்தி நீங்க தேடிருக்கீங்க. தேடி படிச்சுருக்கீங்க, அந்த இது. ம்.
ஆமா. அதுல வந்து நெறைய வந்து அந்த நிபுணர்கள் வந்து மனநல நிபுணர்கள் இவங்கல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "அதை எப்படி, எப்படி கொறைக்கணும்? அ எப்படி அதுக்கு பதிலா வேற விஷயங்கள்ல உள்ள இ ஆர்வத்தை உண்டாக்கணும்?" அப்படீன்னு சொல்லி சொன்னாங்க.
ம். "நம்மள ஈடுபடுத்திக்கலாம்" அப்படீங்கிறதெல்லாம் சொல்றாங்க அந்த இதுல.
ஆமா. அப்படி நான் சுய்ய செய்ய ஆரம்பிக்கும்போது என்னாச்சுன்னா, எனக்கு தொடக்கத்தில முதல் 1 வாரம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எப்பயும் நான் இரவில வந்து இ 10 லேருந்து 12 மணி வரை பார்த்துட்டு படுப்பேன். அதுக்கப்பறம் 10 11 மணி.
சரி. அடேங்கப்பா! அது தூக்கத்தை கெடுத்துப் பார்த்துட்டுருந்திருக்கீங்க அந்த இதுல, இல்லைங்களா? தூக்கத்தை கெடுத்துப் பார்த்துட்டுருந்திருக்கீங்க அந்த இதுல. ம், சொல்லுங்க.
ஆ. ஆமா. மத்த நேரங்கள்ல பார்க்கறதுக்கு நமக்கு போதுமான நேரம் கெடைக்கிறது இல்லல்ல. நமக்கு இன்னும் நம்ம பார்ப்போம் லைட் லைட்டா ஒருவே வேற எதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும்.
ஆமா. வேலைக்கு, படிப்புக்கு போய்.